தியானம் அப்டிங்கறது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா எல்லாருக்குமே ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா நாம ரொம்ப இயந்திரமான மயமான ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு, தெரியாம எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கறப்ப எல்லார்கிட்டயுமே கடைசில நாம எந்த ஒரு மருத்துவர பார்த்தாலும் சரி, மனநல மருத்துவர பார்த்தாலும் சரி, அவங்க சொல்றது என்னன்னா, சும்மா ஒரு 5 நிமிஷம் உக்காருங்க, அது இந்த பயிற்சி, அந்த பயிற்சினு இல்லாம ஏதாவது ஒரு தியானம் கண்ண மூடி உக்கார்ந்து பண்ணுங்க அப்டிங்கறாங்க. எனக்கும் அதுல அனுபவம் இருக்கு அந்த மாரி அதே விஷயத்த வந்து நாம குழந்தைகளுக்கு குடுக்க முடியுமா, அப்டி குடுக்கறனால என்ன மாதிரியான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குனு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ம். ம், ம். நிச்சயமாங்க. நீங்க சொன்னது போலவே நம அ, நமக்கும் வந்து இந்த தியானம் பத்தியும், இந்த மனதை எப்படி ஒருமைபடுத்துறது பத்தியும் நமக்கு வளர வளர தான் நமக்கே தெரிஞ்சிதுக்கும். அந்த மாரி தான் குழந்தைகளுக்குமே. குழந்தைகளுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த உணர்ற வரைக்கும் சரி, எ எல்லாம் ஒரு, ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தா வந்து சரியாயிடும் அப்டின்ற மனப்பக்குவம் வந்து வருமோது தான் நமக்கு அந்த, அ, தியானம் அப்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ளயே, அ, நம்மளுடைய எண்ணங்கள், அ, போகும். அப்டி இருக்கும் சூழ்நிலையில குழந்தைகளுக்கு நிச்சயமா வந்து அது புரிய வாய்ப்பே இல்ல. அதுவும் இட தற்காலத்துல ஆ. ஆ.
உண்ம, ம். புரியுது. ம். ஏன்னா, அவங்க ஓடிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? எப்பவுமே ஒரு இடத்துல உட்கார வெக்கிறதுங்கறதே ரொம்ப கடினமான விஷயம் அவங்களுக்கு. ம்.
ஆமா. அவங்களோட அவங்களுக்கு இருக்கிற கவனச்சிதறல் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அவங்க, அவங்க வந்து செய்யற வேலையில ரொம்ப ஈடுபாடோட முழு ஈடுபாட்டோட செய்வாங்க. அது நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தை வந்து, அது செய்யற வேலைய ரொம்ப ஈடுபாட்டோட செய்யும். அது அது அந்த வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு இம்மீடியட்டா போயிடும். அப்போ அந்த வேலையில செஞ்சிட்டு இருந்த ஈடுபாடுலாம் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடும். அதுதான் வந்து அடிப்படை பிரச்சனை.
ம். புரியுது. அதாவது அவங்க வந்து, அந்த மனம் வந்து ரொம்ப எளிதாக ஒரு வேலையிலிருந்து இன்னொரு இதுக்கு வந்து, அடுத்தடுத்து மாறுது. ஆனா, அத பத்தின ஒரு க அவங்களுக்கு ஒரு பயமோ, இல்ல வந்து இத பண்ணனும், அத பண்ணனுங்கிற தயக்கமோ அவங்களுக்கு பெரிதா இல்ல. இல்லைங்களா?
ஆ. ஆ. ஆ. <chuckles> ஆமா. எந்த கட்டாயமும் கெடையாது, எந்த வ விதிமுறைகளும் கெடையாது. அப்டி இருக்கும்போது தான் குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அ, அவங்க பண்றதுல வந்து எந்த தவறு உணர்தல், குற்ற உணர்ச்சி, அந்த மாதிரி எதுவும் இருக்காது.
புரியுது. ஆம். ஆமா. அந்த இதுல குற்ற உணர்ச்சி இல்ல, இத நாம தப்பா பண்ணோமா சரியா பண்ணோமா அப்டிங்கிற எதெல்லாம் அவங்கள பொறுத்த மட்டும் என்னன்னா இத வந்து நான் பண்ணுனேன், அத பண்ணனுங்கிறதுதான். என்னோட ஒரு செயல் தான் எனக்கு முக்கியமே தவிர அதுக்க அதாது எனக்கு வந்து அதுல நல்ல ரிசல்ட் வந்துச்சா கெட்ட ரிசல்ட் வந்துச்சா அப்டிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்க கவனிக்கிறது இல்ல. இதுதான் ஒரு குழந்தை மனது அப்டின்னு சொல்றது. இல்லைங்களா இந்த இதுல?
ஆ. ஆ. ஆ, ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. குழந்தை மனதுங்கறது இதுவா தான் இருக்கு. இப்போ இது இது தியானத்த பத்தி நம்ம இப்போ எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா வந்து நான் உணர்ந்த எடம் வந்து ஒரு எடம் இருக்கு என்னோட வாழ்க்கையில. அத ஆமா. நிச்சயமா, அத பத்தி நான் பேசணும்னு நெனைக்கிறேன் அது வந்து, ஆ, 1 முறை ரொம்ப மன அழுத்தம் அப்டின்றது வார்த்தைகளால் தெரியாம உணர்ந்த ஒரு தருணம்னே சொல்லலாம். நான் கல்லூரி முடிச்சுட்டு இருந்த ஒரு நேரத்துல வந்து திடீர்னு என்னோட தந்தைக்கு வந்து ஒரு அ, ஒரு பிரச்சனையாயிடுச்சு, உடல்நல கோளாறு ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பெராலிசிஸ் மாரி ஒண்ணு வந்துருச்சு. நான் அந்த மாரி ஒரு சூழ்நிலையில என்னோட அப்பாவ நான் வந்து பாத்ததே இல்ல. அது வந்து ஒரு பார்ஷியல் பெராலிசிஸ்ங்கறதுனால அது வந்து முழுவதும் தாக்கல. கை மட்டும் அவரு சாப்பிடும்போது நாங்க எல்லாரும் ஒண்ணா உக்காந்து சாப்பிடுறோம். அப்டி சாப்பிடும்போது அவரோட கை வந்து அ, அவரு வாய்க்கு போகல. ஆமா, ஆமா, ஆமா. அது வந்து வாய்க்கு போல அந்த கை நான் அத பாத்துட்டு என்னால வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து என்னால மறக்கவே முடில. அதுக்கப்பறம் அவர வந்து
எந்த எடம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த இதுல? சரி. ம். உடல்நல கோளாறு அந்த மாதிரி ஆயிருக்கு. சரி. ம், ம். சரி. புரியுது. ஒரு பக்கம் இழுத்துக்கும் இல்லைங்களா அந்த இது? அந்த இது கொண்டு போக முடியாது. ம். புரியுது. அது ஒரு நீண்டகால பாதிப்பு உங்க மனதுல உருவாக்கிருச்சு இல்லைங்களா இந்த இது?
ஆ, அது எனக்கு நீண்ட கால பாதிப்ப உருவாக்குச்சு. அப்போ எனக்கு பயங்கரமான மனக்குழப்பங்கள் இருந்தது. நான் என்னோட ஆ, ஆ, என்னோட அ, நான் வேலை செய்யப்போற பணிய தேர்ந்தெடுக்கிற நேரம் அதுதான். என்னோட அ, உறவு முறைகளை வந்து கரெக்டா வந்து வெச்சுக்கிற நேரம் அதுதான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஒரு மனநிலை குழப்பமான ஒரு மனநிலைக்கு ஆயிட்டேன்.
சரி. சரி. ஏன்னா, இந்த இந்த மாரி ஆனது வந்து ஒரு சமநிலை உங்களை தவறியிருச்சு. உங்களுக்கு என்ன பண்றது, உங்க வேலை சம்பந்தமா முடிவெடுக்கிறதா, இல்ல அப்பாவ பாத்துக்கிறதா, இல்ல வந்து குடும்பத்தை எப்டி சமாதானம் பண்றதுன்னு ஒரு மாரி ஒரு கலக்க நிலைக்கு வந்து நீங்க தள்ளப்படுறீங்க. இல்லைங்களா?
ஆ, ஆ. ம். ஒரு கலக்க நிலைக்கு தள்ளப்பட்றது. ஏன்னா, என்னோட தந்தை தான் வந்து என்னோட வீட்ட பாத்துக்கிற ஒரு ஆளா இருக்காரு. அப்டி இருக்கும்போது என்னால வந்து இப்ப தந்தைக்கு ஏதாவது ஒண்ணு அப்டின்னா, அந்த சுமைய வந்து இப்ப நாம எடுத்துக்கறதுக்கு கூட நாம தயாரா இல்லையே, நாம எடுத்துக்கணும் அப்டின்றதே வந்து ஆ.
புரியுது. ஆம். அந்த மாரி ஒரு நிலைமையிலயே இல்ல. அந்த எண்ணத்தை நினைச்சாலே ஒரு பயம் வரும் இல்லைங்களா அந்த இதுல?
ஆ. அந்த பயம் வந்துருச்சு. அந்த பயம் வரும்போது கூடவே சேர்ந்து நாங்க நான் பண்ணிட்டு இருக்க வேலைகளும் அந்த அளவுக்கு இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன் என்னோட ப என்னோட கனவுகள் பெருசா இருந்தது. என்னோட கனவுகளுக்கு போறதுக்கே வந்து ரொம்ப இதா இருந்தது. அப்டி ஆ, அதுக்கான முயற்சிகள் அதிகம் அப்டின்றது இருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் என்னால சரி கட்ட முடியுமா அப்டின்னு நான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கேன். இதுல இயங்கிட்டு இருக்கும்போது அவர மருத்துவமனைக்கெல்லாம் காட்டி அவரு சரியாயிட்டாரு ஆக்சுவலி. அதுக்கப்பறம் ஆமா. ம். அவரு சரியானதுக்கப்பறமும் வீட்ல வந்து இருக்குறது அந்த அந்த ஒரு தொடர்ந்து 1- 1 மாதகாலம் வந்து இந்த நெருக்கடிகள்ல இருந்தது வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, என்னோட அம்மாவும் ஒரு பாய ஒரு கட்டத்துல வந்து நெறையா பேசுறது அவங்களோட கவில கவலைகள்ளாம் என்கிட்ட திணிக்கிறதுன்றது அந்த மாதிரி இருந்ததுனால
ம். நாள் எடுக்கும் அதற்கான முயற்சிகள் அதிகம் இல்லைங்களா? ம். பரவால்ல, ம். ம். புரியுது. அதாவது அவங்க எல்லாரும் அந்த அவங்களோட ஒரு வருத்தத்தையும் சரி, அவங்க மன மன எண்ண ஓட்டத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க. இல்லைங்களா பேச்சு வழியா இந்த இத?
ஆ. ஆ, ஆ. ஆமா, ஆமா. அப்டி குடுக்கும்போது எனக்கு என்னாயிடுச்சு அப்டின்னா, நான் வந்து ரொம்ப அ, மூச்சுத்திணறல் மாரி ஆமா. மன அழுத்தம் உருவாகி ஆ, கரெக்ட், சரி அதுதான். அந்த ஆங்சைட்டி அட்டாக் மாரி, சா சாதாரண ஒரு ஒரு மாலை நேரத்துல வந்துச்சு.
ஒரு மன அழுத்தம் உருவாகுது. ஒரு ஓ இந்த ஆங்சைட்டி அட்டாக்னு சொல்லுவாங்க அந்த மாரி. சரிங்க. ம். அது வந்து ஒரு எதிர் எதிர் அது ஒரு பெ பெரிய பயத்தை உருவாக்கி இருக்குமே உங்களுக்கு. அது ஒருவேளை ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலியா இருக்குமோ அப்படிங்கற மாரி ஒரு பயம் வந்திருக்கும் இந்த இது.
சா சாதாரணமான ஒரு மாலை நேரத்துல அ. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. எனக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருமோ? நெஞ்சு வலி தான். அப்படிங்கறது வந்து நான் எனக்கு அப்படி தான். நான் வந்து நினைச்சுட்டு வீட்டுல சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் அ, வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. என்னைய வந்து காப்பாத்துங்க, அப்படின்னு, நான் போய்ச் சொன்னேன். அப்போ, வந்து ஆமா ஆமா அப்படி போய்ச் சொல்லிட்டேன். அவரு வந்து செக் பண்ணி பாத்துட்டு பிபி இதெல்லாம் பாத்துட்டு நார்மலாதான் இருக்கு. ஐ திங்க், நீங்க வந்து கொஞ்சம் பேனிக்கா இருக்கீங்க. அ, நீங்க வந்து ஒரு ஒரு சைகலிஸ்ட்டா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இவரு இருப்பாரு. இப்போ நீங்கப் போய்ப் பாருங்க. ஆமா.
ம். சரி. புரியுது. பயத்துல நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்க. அந்த மாரி, ம். ம். ம். ஓகே ஒரு பேனிக் புரியுது. ஏன்னா, அது எதால உருவாக்கப்பட்டது, எந்த எண்ணங்களால் இது ஆனது, அப்படிங்கறது வந்து ஒரு மனநிலை மருத்துவரால தான் வந்து, அதை வந்து சரியா சொல்ல முடியும். சரி. நீங்க போய் பாத்தீங்களா?
அ. சொல்ல முடியும். அப்படின்னு, சொல்லி ஆமா. நான் இம்மீடியெட்டா போய் பாத்தேன். எனக்கு அந்த பதட்டம் நிக்கவே இல்ல. எனக்கு வந்து ஒரு நடுக்கம் மாரி இருந்துச்சு. அ ஒரு
புரியுது. ம். தொடர்ந்து அது வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அதை ஒரு டாக்டர பார்த்து ஒரு சின்ன மருத்துவம் எடுத்து கொண்டாலும், அது வந்து நிக்கற மாரி உங்களுக்கு தெரியல. இல்லைங்களா?
ஆ. தெரியல, ஆமா, ஒரு மனப்பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம், அந்த அதுக்கப்புறம் அவர் ஒரு அ மனநல மருத்துவமனைக்கு வந்து அனுப்பிச்சு, அங்க வந்து அ ஒரு சைகலிஸ்ட் பேசும்போது தான் வந்து அ, பேச பேச தான் அவர் கூட வந்து ஒரு 1 மணி நேரம் பேச வேண்டியது இருந்தது. அவரு, என்கிட்ட பொறுமையா எல்லாத்தையுமே கேட்டாரு. முதல்ல, நீங்க பொறந்ததுலருந்து உங்களுக்கு என்ன நடந்தது எல்லாம், வந்து சோ எதை பத்தி வேணாலும் அவர் கிட்ட பேச முடிஞ்சது நிறைய பேசுனேன். பேசி முடிக்கும் போது பயங்கரமா அழுகலாம் செஞ்சேன். அப்படி அப்படி பண்னோனே என்னோட மன அழுத்தம் எல்லாமே அந்த இடத்துல அ, ஆமா, ஆமா விடுதலை ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம், ஒரு பேரமைதி இருந்ததுங்க. அப்புறம், வந்து ஒரு ஒரு பேரமைதி இருந்தது. நம்ம, வந்து ரொம்ப நம்மள போட்டு வருத்திக்கிறோம் எண்ணங்களால.
சரி. புரியுது. ம். புரியு புரியுது. சரி, ஆயிருச்சு உங்களுக்கு. சரி. புரியுது. அதாவது, நீங்களே உங்களை வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போனும்ங்கறதுக்காக ஒரு அ ரொம்ப அழுத்தமான உந்துதல்களை குடுக்குறீங்க. இல்லைங்களா?
அ, ஆமா. அந்த அழுத்தமான உந்துதல்கள் வந்து ஒரு இடத்துல பேரு அ பேரிருச்சலோட உடைஞ்சு போயிடுச்சேங்கும்போது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அமைதி இருந்தது. அந்த அமைதி மூலியமா தான் வந்து <tsk> அமைதி எவ்ளோ அ நன்மையானது
புரியுது. நல்லா இருக்கு. அது வந்து எவ்வளோ ரம்மியமா இருக்குங்குற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வருது.
ஒரு, நிலைப்பாடே அங்க தான் வருது. ஆமா, அதை சார்ந்து அதுக்கப்புறம் அதை அதை சார்ந்து நம்மளோட வாழ்க்கை முறை அமைச்சா தான், நம்ம கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும், அப்படின்றது அங்க தான் புரிய வந்தது.
ம். அதாவது, அந்த தியானத்திற்கான ஒரு திறவுகோல் அப்படிங்கறது அந்த அமைதியிலிருந்து தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இல்லைங்களா?
ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அப்படி தான் வந்து
நீங்க, அதுக்கப்புறம் என்ன தியான பயிற்சிகள் எடுத்து கொண்டிங்க, இந்த இதுக்காக?
அ, நான் இதுக்காக வந்து அ நடைமுறை தியான பயிற்சிகள் எடுக்கலைங்க. அ, இப்ப இருக்கற நடைமுறைல இப்போ இருக்கற ஒரு ஒரு தியான பயிற்சிகள் அந்த மாரி கூட்டத்துல எடுக்கல, நான் வந்து இங்க இந்த ஸ்டாய்கிசம் சொல்ற ஸ்டாய்க்ன்னு ஒருத்தரோட ஒரு வழிமுறைகள்லாம் பின்பற்றுவேன். அவரு. வந்து அ இந்த நம்ம யோகா ப்ராக்ட்டிஸ் மாதிரியான அ வழிகள் இல்லாம, நம்ம வந்து அ, நீங்க வந்து அ, வாழ்வியல் முறைகள்ள கொண்டு வர சொ கொண்டுவருவதற்கான இதுல பண்றாரு. இப்போ வந்து நம்ம சாதாரணமா காலையில எந்திரிச்சு பாத்திரம் கழுவுறதுல இருந்து நம்ம வந்து தியானம் தான் பண்றோம் ஆக்ச்சுவலி அப்படின்ற ஒரு அ, இடத்துக்கு வந்து அ தியானத்தை வந்து.
சரி. சரி. சரி. வாழ்வியல் முறைகள மாற்றங்கள் கொண்டுவரத பத்தி அதாவது, அவரு வந்து இந்த அ கான்ஷியஸ் அவார்னஸ் சப்கான்ஷியஸ் அவார்னஸ் அப்டிங்கற, 2 விஷயத்து வழிய அவங்க வந்து சொல்லி இருப்பாங்க. அதாவது, நீங்க வந்து ஒரு விஷயத்த விழிப்புடன் செய்தல், விழிப்பில்லாமல் செய்தல் அந்த மாரி விஷயங்கள் பத்தி சொல்றிங்க இல்லைங்களா, நீங்க?
ம். ஆ, ஆமாங்க, ஆமாங்க. அப்போ இப்போ முன்னாடிலாம் வந்து எனக்கு நிறைய அ, இந்த மாரி ஆஃப் மைன்டேடா திங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ, நம்ம ஒரு வேலையை செஞ்சுகிட்டு இருப்போம். ஆனா, நமக்கு மனதுல வந்து வேற ஏதோ விஷயங்கள் முன்னாடி நடந்தது, கடந்தகால நினைவுகள், அப்புறம் நாளைக்கு நடக்கப்போறது
செய்ய கூடிய, அந்த வேலைல ஒரு ஈடுபாடு இல்லாம வேற பக்கம், அதாவது முன் மண்டைய அது செஞ்சுகிட்டு இருக்கறப்ப, பின் மண்டை வேற விசயங்கள யோச்சிட்டு இருக்கும். அந்த இதுல.
ஆ. வேற, விஷயங்களை யோசிச்சிட்டு இருக்கோம். அப்படி, இருக்கும்போது எனக்கே ரொம்ப பயம் இருந்தது. அப்போ, அதுக்கப்புறம் தான் வந்து அ, இந்த வேலை இப்போ, நாம செய்ற வேலையை ஈடுபாட்டோட செஞ்சோம், அப்படின்னா, மற்ற எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. ஒரு சின்னதா ஒரு ஒரு ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம வந்து அதுல இருக்குற அழுக்குகள வந்து தொடச்சு, துலச்சு, அப்படியே, வந்து கழுவி வைக்கும்போது ஒரு மனதிருப்தி ஏற்படுது. நிஜமாவே, அப்படி அப்படி பாத்தோம். அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு, விஷயத்தையும் நம்ம வந்து அந்த பொறுமையோட அந்த பக்குவத்தோட வைக்கும்போது அ.
ம். புரி புரி அதாவது, முழு ஈடுபாட்டோட நீங்க வந்து ஒரு விஷயத்த அதாது, அது நான் குளிக்கரப்ப குளிக்கறது மட்டும் முழுதா கவனம் எடுத்துக்குறேன் பாத்தரம் வெளக்கறப்ப, பாத்தரம் வெளக்கறது, மட்டும் கவனம் எடுத்துக்குறேன்றதே ஒரு தியானமா மாறுது, இல்லைங்களா?
அ, ஆமா, ஆமா. நிச்சயமாங்க. அப்போ, அந்த மாரி அந்த மாரி ப்ராக்டீஸ் பண்றதுனாலயும் அதுக்கப்புறம், நிச்சயமா காலையில அ, ஒரு சூரிய உதயம் அப்படிங்கற ஒரு நேரத்துல வந்து, அ மொட்டைமாடியில வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அ, ஒரு அமர்தல் தான். அந்த அமர்தல் வந்து அ, இப்படி இந்த ஸ் இதுல அமரனும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நமக்கு புடிச்ச மாரி நம்ம ஒரு அமர்ந்து அமர்ந்துகிட்டு அ, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட என்ன போக்குகள் நான், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணப்போறேன், அதெல்லாம் பண்ணப்போறேன், நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கற எந்த யோசனைக்கும் என்னைய வந்து ஒத்துழைக்காம, எந்த யோசனைகளுக்குமே என்னைய ஈடுபடுத்திக் கொள்ளாமல், ஆனால் வருகிற யோசனைகள் எல்லாத்தையுமே வந்து அ.
ம். புரியுது, ம். சரி. சரியான முறைல நீங்க அத அனுபவிக்கிறீங்க. அதாது இயற்கையோடு ஒன்றிணைந்து என்ன வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுகொள்வீங்க. இல்லைங்களா, இந்த இதுல?
ஆ. ஆமா, ஆமா, ஆமா. அதுல வர்றதை ஏற்றுக்கொள்வது கூட இல்ல. அது வர்றத வந்து கவனிக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்துல வந்து அ, திடீர்னு வந்து இன் நேத்து வாங்குன கடன் ஞாபகம் வரும், திடீர்னு வந்து நாளைக்கு போகக்கூடிய இடத்துக்கு நம்ம எப்படி போபோறோங்குறது ஞாபகம் வரும். திட்டம் திட்டம் என்ன, இன்னைக்கான திட்டம் என்ன? அப்படின்னு பல வேறு யோசனைகள் வரும். நம்ம இதெல்லாத்துக்குமே அ, எல்லாத்துக்குமே நம்ம வந்து பதில் அளிக்க தான் போறோம் நிச்சயமாக. ஆனால், அந்த நேரத்தில் பதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் என்னிடம் வந்து போகின்றன. இந்த எண்ணப்போக்குகள் எல்லாம் என்னிடம் என்னிடம் எதையோ எதிர்பார்க்கின்றன. அப்படிங்கிற அப்படின்ற ஒரு நிலையில வந்து இத நான் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட உடம்பும், என்னோட மனசும் ரொம்ப அ எதனோடயும் ஒட்று இல்லாம ஆயிடுது. அப்படியே
புரியிது. புரியிது. அ. புரி ஆம். புரிது. ஒரு, நல்ல ஒரு சமநிலைல வந்து உங்களால இது பண்ணிக்க முடியுது. இல்லைங்களா, இந்த இது இது வந்து, நீங்க எப்படி நீங்க குழந்தைகளுக்கு எப்படி இதை கொடுக்கறது, ஒரு சிறந்த முறையா இருக்குங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு?
அ, இது பண்ணிக்க முடியுது. அ, ஆமா. இது வந்து எனக்கு இப்போ, என்னோட அ அக்கா பையங்கிட்ட வந்து இத நான், வந்து அ முயற்சி பண்ணி பாத்தேன். ஏன்னா, அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அ, சுட்டியான ஒரு பையன். அ, அவன் வந்து கிட்டத்தட்ட என்னோட அக்கா, அப்புறம் என்னோட தாத்தா, பாட்டி அ எல்லாருக்குமே வந்து பயங்கர அ, தொந்தரவு அளிக்கக்கூடிய ஒரு குழந்தை அவன்.
சரி. சரி. புரியுது. அதாவது அவரு எப்ப பாத்தாலும் விளையாடுறது, ஆடுறதுன்னு தொடர்ந்து ஒரு ஆக்ட்டிவாவே ஹைப்பரை ஹைப்பர் ஆக்ட்டிவ் சைல்டு மாரி இருப்பாங்க.
அ. ஆ ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு மாரிதான் இருப்பாப்புல. அப்படி இருக்கிறவர்கிட்ட வந்து, யாருமே வந்து அவன வந்து பேசுறதோ, இல்ல அவன்கூட விளையாடுறதோலாம் வெச்சுக்கவே மாட்டாங்க. அவன வந்து அ அ நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னா, இந்த விஷயத்துக்கப்புறம் நான் வந்து ம் என்னோட பிராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து அவன சந்திக்கும்போது, அவன்கிட்ட வந்து ஒரு பேப்பர குடுத்து, ஒரு பென்சில குடுத்து, "உன்னால என்ன முடியுதோ இத வர" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவன் வந்து அத ஒரு அத முழு நேரமா அத வரையறதுக்கு ஈடுபடுத்துறேன் அவன. அவன் இடையில அது அதுலருந்து விடுபட்டாலும், அவனத் திரும்ப வந்து அதுலயே தள்றேன். "நீ வந்து எனக்கு ஒரு முழு ஓவியத்த முடிச்சுக்காம இங்கருந்து எந்திரிக்கக் கூடாது." அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனோட செயல்பாடுகள் நான் கவனிக்கிறேன், "அவன் ஒரு வேலைய வந்து முடிச்சிட்டுதான் எந்திரிக்கணும்." அப்டின்னு நெனைக்குறான். அப்போ இது வந்து அவன்கிட்ட ஒரு ரிசல்டா நான் பாக்குறேன். ஒரு நல்ல அ முயற்சியா அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது. சோ, இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே, ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள நம்ம வந்து திறவு பண்ண வேண்டிய அ இது நம்மகிட்ட இருக்கு கடமை.
சரி. புரியுது. சரி. ஓகே. சரி. புரியுது. புரியுது. இந்த புரியுது புரியுது. அதாவது தியான முறைகள்ல வந்து, எந்த மாரியான வழிமுறைகள் வந்து, எந்த காலகட்டத்துலருந்து நீங்க அதுக்குள்ள போனீங்க? அந்த அமைதி அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபுடிச்சீங்க? அந்த கண்டுபிடிச்ச அமைதிய திரும்ப தக்க வைக்கறதுக்காக டாவோயிசம் வழிகள்ல வந்து, விழிப்புணர்வு அப்படிங்கிறத எப்படி கண்டுபுடிச்சீங்க? இந்த மாரி இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையோட அனுபவங்கள்ல இருந்து ரொம்ப சிறப்பான முறையில் சொன்னீங்க. அதற்கப்புறம் அத எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய அக்கா பையனுக்கு வந்து குடுக்கறப்ப, அது குழந்தைகளோட மனநிலையும், அவங்க இதையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடன் பேசியதற்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி.
ம். ம். ம். ம்ஹ்ம். ஆ. எனக்கும் ரொம்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. மீண்டும் பேசுவோம்.